கண்டிப்பா, கண்டிப்பா. அதை அதிலேயே, பகிர முடியுமா? ஏதாச்சும் ஒரு அத மாரி சத்தான தேநீர் ஏதாச்சும் ஒண்ணு நீங்க காலைல
அது வேணுங்கிறப்போ போட்டு குடிக்குறது. அந்த அ நெல்லிக்கா டீ 2, 3 டீ இருக்கு. நான் நெல்லிக்கா டீ லயும் இன்னொன்னு சுலைமான் டீ ன்னு சொல்லி ஏதோ ஆனு நான் சமூக வலைதளத்தில பார்த்தாங்க. அத 2ம் மாத்தி போட்டு குடுப்பேன். நெல்லிக்கா டீன்னா ஒரு 2, 3 நெல்லிக்கா பெரிய நெல்லிக்காவ, துண்டு துண்டா நறுக்கிக்கணும். அதுக்கூட 2 இஞ்சி.
ஓ! சரி. சரிங்க.
அப்புறம். ஒரு ஒரு 1/2 ஸ்பூனு ஓமம்.
ஓ! சரிங்க.
ஓமம் போட்டு. ஒரு 4, 5 புதினா எல போட்டு, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு, கொதிக்க வச்சு, இறக்க முன்னாடி கொஞ்சம்போல வந்து பெப்பர். போட்டு வடிகட்டி எடுத்துட்டு, அதில கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் தேனு ஊத்தி, ஊத்தி கொண்டு போயிருவாங்க. இது வந்து அவங்க சக்கரை அளவையும், நம்ம சேர்க்கறது வந்து சீனியோட அளவு நமக்கு உடம்பில சேருறது கொறையும். அதே சமயம் நெல்லிக்கா அந்த விட்டமின் சினால நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு அதிகமா கடைக்கும்.
ஓ! சரிங்க. கண்டிப்பா, கண்டிப்பா.
இது ஒரு டீ வந்து வழக்கமா கொண்டு போறாங்க. நெல்லிக்காய் இல்லாத சமயத்தில வந்து 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்கா போட்டு, அதில வந்து இஞ்சி 2 புதினா எல தட்டி போட்டு, அதிலயும் அந்த அதே மாதிரி தேனு ஊத்தி கொண்டு போயிருவாங்க.
கண்டிப்பா, கண்டிப்பா. ரொம்ப ஆரோக்கியமான ஒரு தேநீரா இருக்கு. <chuckles>
எல்லாமே கடுங்காப்பி மாதிரி தான். ஆ. கடுங்காப்பி மாதிரி தான். ஆனா, நல்லா வாசமா இருக்கும். குடிக்கிறதுக்கு நல்லா தான் இருக்கு.
கண்டிப்பா, கண்டிப்பா. அதமாதிரி நீங்க அ
ஆமா. ஏன்னா இதமான தேன் சேக்கிறதனால ஒரு இதமான சுவை வரும்.
கண்டிப்பா, கண்டிப்பா. அப்ப உங்களுக்கு கு ரொம்ப நாளாவே இதான், ஒரு காலை பொழுது பொழுதுபோக்காவே, இருந்துட்ருக்குன்னு சொல்றீங்க. இத தவிர்த்து வேற ஏதாச்சு காலைல அ எப்பயும் பண்ற மாரி ஏதாச்சும் ஒண்ணு பண்றீங்களா?
ம். ஆமா.